கண்டிப்பாங்க. நான் வந்துட்டு பண்ணலனாலும் நெறைய பேர் சொல்லி வந்துட்டு நெறைய கேள்விப்பட்டருக்கேன். அது வந்துட்டு செய்றதுக்கு போதுமான நேரங்கள் வந்துட்டு எனக்கு அமைவதில்லங்க. ஏன்னா, கல்லூரி படித்துக்க கொண்டு இருக்கிறோம். ஆ பகுதி நேரங்கள்ல வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு உணவுகங்களுக்கு வந்துட்டு செ போறேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, எனக்கு எந்த ஒரு விஷயங்களும் இல்ல. அ அதுக்கான பொதுமான நேரங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இருக்கிற நேரங்கள்லயும் இந்தமரி வேலைகள், அதுமரி பார்க்கறது எல்லாம் போயிடுதுங்களா? அப்டின்றப்போ நெறைய பேர்டருந்து இந்த விஷயங்கள் கேள்விப்படுறேன். ஆனா, எனக்கு அந்த மேரி நேரங்கள்ல என்ன ஆகும்னா, ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி செய்வோங்க. முன்னேறி முன்னேறி போய்ட்டு அது முந்திரி கொட்டையாட்டம் போய் நின்னுப்பேன். அது உண்மையா சொல்லேன்னா, அது ரொம்ப தப்பான விஷயம் தான். எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு போய் ஒண்ணு செய்யணும்னு போய் நின்னுப்பட்டு, அசிங்கப்பட்டு தான் வருவான். ஆனா அவங்க வந்துட்டு லேட்டா தான் அத புரிஞ்சுப்பாங்க. அ உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனாலும் போய் போய் நிப்பான். எவ்வளோ அசிங்கப்பட்டாலும். அந்த மாரி விஷயங்கள்ல தான் என்னோட கேரக்டர் இருக்குங்க. ஆ அதுமாரி இருக்கப்போ ஒரு நேரத்துக்கு மேல வந்துட்டு என்னால முடியல, சரி பண்ண முடியல அந்த விஷயத்த அவங்கள வந்துட்டு அ சமாதானப்படுத்தணும் அப்படின்றப்போ, இன்னொருத்தவங்களுக்கும், இன்னொருத்தவங்களும் சண்டைன்றப்போ அத நம்ம சமாதானப்படுத்தணும் போறப்ப, நம்ம எதிரியிடறோன்றப்ப, நான் வந்துட்டு வேண்டாம், இதுக்கப்புறம் எதுவும் நம்ம பேசக்கூடாது. சரி. சைலன்டா அங்க போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ம் என்ட்ட தொலைபேசி இருந்ததுன்னா, எடுத்து ஒரு பாட்ட ஏதாவது போட்டு புடிச்ச பாட்ட போட்டு, நான் பாட்டுக்கு அப்படியே சைலன்ண்டா இதாயிடுங்க. என்ட்ட எது பேசக்கூடாது. அவங்க எதுவும் கேட்கக்கூடாது எனக்க அதுல அப்ப்டின்ட்டு. இந்த மேரியே வந்து விஷயங்கள் ஓடினா, அப்புறம் அந்த விஷயங்கள்ல அவங்களும் மறந்துருவாங்க. அந்த கோவத்தெல்லாம் மறந்துட்டு, நானும் கோவத்த மறந்துட்டு, எப்போதுக்குள்ள சமாதானம் ஆயிடும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குங்க.
ம். அ சரிங் ம். ஆமாங்க. ம். ம். புரியுதுங்க. ம். சரி. ம். ம். ம். ஹ, சரி, ம். அ. ம். ம். ம். புரியுதுங்க. ம். ஆமாங்க. ம். ம். ம். ஆமாங்க. <chuckles> சரி. ம். ஆ.